இப்ப இருக்கிற காலகட்டத்தில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ளோ நம்ம வந்து இந்த ம் அலைபேசில என்னென்னமோ பாக்குறோம். அது வந்து ஒரு, ஒரு செய்தியா கூட இருக்கலாம். இல்ல ஒரு பொழுதுபோக்காக கூட இருக்கலாம். இது மாதிரி வந்து செய்தியும் கூட வந்து பொழுதுபோக்கும் கூட ஒன்னா மாறுதுன்னபோது. இது நல்லதா நடக்குன்னு நெனைக்கிறீங்களா, இல்ல வந்து இது ஏதாவது பாதிப்பு உருவாக்குமா இந்த சமூகத்துல, உங்களுடைய கருத்து என்ன?
சொல்லுங்க. கண்டிப்பா. இது எப்டின்னா இது வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம். இத சொல்லப்போனா இது வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காதுங்குற மாரி ஒரு விஷயம். ஆணித்தனமா நான் நம்புறேன். ஏன்னா அது எப்டின்னா. அது எப்டின்னா, நம்ம வந்து, காலம் தள்ளி போயிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் காலத்துக்கு பின்னாடி போயி. பயணம் செஞ்சு. அத வந்து நம்ம திருத்தி எழுதுற மாரி. அதுதான் வந்து இந்த விஷயம். செய்திகளும், பொழுதுபோக்கும், ஒரே ம ஒரே சாயல்லயோ, இல்ல நம்ம பொழுதுபோக்குக்கு எவ்ளோ மதிப்பு கொடுக்கிறோமோ, அதே அளவுக்கு செய்தி கொடுக்கிறது. ஏன்னா, பொழுதுபோக்குல என்னன்னா, ந நம்பகத்தன்மை கம்மி. சரிங்களா? சூப்பர்மேன் வந்து இ 100 மாடில இருந்து கீழ குதிக்கிறார்னா, அப்படின்னா அது பொழுதுபோக்கு.
சரி. ம். ம். ஓ! ம். ம். சரி. ம். கண்டிப்பா.
"சண்முகசுந்தரம் வந்து 100 மாடில இருந்து கீழ குதிக்கிறார்ன்னா" அது செய்தி. "செத்து போய்யிட்டாரு. சண்முகசுந்தரம், மேல இருந்து கீழ குதிச்சு."
ஆமா, ஆமா, சரி, அ.
சரிங்களா? அது ஏத்துக்காது அவ்ளோ லைட்டா ஏத்துக்காது. பொழுதுபோக்குன்னா Superman "ஏ செமப்பா! சூப்பரா குதிக்கிறார்ப்பா, செம்மையா இருக்கு!" நம்ம ரசிப்போம். செய்திய ரசிக்க முடியாது. ஏன்னா அது உண்மை! நம்பகத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. பொழுதுபோக்குல இல்ல. அது நேரத்த கழிக்கறதுக்காகவே செ செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் அது. இல்லயா?
ம். ம். கண்டிப்பா. ம். ஓஹோ. அ. சரி சரி. ம்.
ம், வேடங்கள் ரொம்ப ஜாஸ்தி! பொழுதுபோக்குல.
அதாவது உண்மை தன்மை இருக்காது அதுல, அப்படின்னு சொல்றீங்க இல்லயா?
நிச்சயமா!
ஓ. சரி, சரி. இப்ப இது இது வந்து காலப்போக்குல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ந அ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செய்தினா வந்து செய்தியா இருக்கும். அவங்க சில விஷயங்கள வந்து சொல்லுவாங்க. நாட்டுல என்ன நடக்குது? நம்ம ஊருல என்ன நடக்குது? அப்டின்னுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னமோ காட்டுறாங்க, அவங்க அந்த செய்தின்ற ஒரு செய்தி பகுதியிலே கூட அம் எதையாவது வந்து சினிமா சம்மந்தப்பட்டது. இல்லனா வந்து ஒரு ஏதோ ஒரு அ இப்போதைய ட்ரெண்டிங் அந்த மாரிலாம் காட்டுறாங்க. இது வந்து எந்த வகையான பாதிப்பு வந்து ஏற்படுத்துது? மக்களால இது உணர முடியுதா? என்ன நினைக்கிறீங்க நீங்க?
சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. இது, இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். ஒரு பெரிய கடைக்கு போறோன்னா, எதுக்கு போவோம்னா? பலதரப்பட்ட ஜாமான் வாங்குறதுக்காக போவோம். நம்ம சில காய்கறிகள் வாங்குவோம். பலசரக்கு ஜாமான் வாங்குவோம். சில நமக்கு சமையலுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குவோம். நமக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம். சரிங்களா, பசங்களுக்கு, அவங்க பள்ளிக்குத் தேவையான சில பேனாக்கள், பென்சில்கள், ரப்பர் எல்லாம் வாங்குவோம், நம்ம. அதற்கப்றம் நீங்க அப்டியே பில் கட்டுறப்ப வந்தீங்கன்னா, அவங்களோட இடது புறமும், வலது புறமும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இருக்கும். அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, "இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா பாக்கலாம்." அப்டின்னு சொல்ட்டு கண்ணுக்கு முன்னாடி வைப்பான்.
ம். சரி. கண்டிப்பா. ம். ஆமா. ம். ஆமாமா. ம். ஆமாமா. அதுவும் குறிப்பா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு <laughs> பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லையா?
அது எ என்ன? சரியா சொன்னீங்க! அது எப்டின்னா, சாக்லேட் இருக்கும். சரிங்களா? அதற்கப்பறம் வந்து, சின்ன சின்ன பொம்மைகள் இருக்கும். அத மாரில்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் நாம. அத எடுத்து வைச்சிக்குவோம். இதே சாக்லேட், இதே பொம்மை உள்ளயே இருந்திருக்கும். ஆனா நம்ம அத எடுத்திருக்க மாட்டோம். ஆனா "மீண்டும் ஒரு வாய்ப்பு. உனக்கு வேணும்னா, என்ன எடுத்துக்கோ" அப்டின்கிறது மாரி தான். இப்ப, இதில, அதே இடத்துல நான் ஒரு காய்கறியோ, நான் ஒரு சட்டையோ வைச்சா நம்ம எடுப்போமா? அப்டின்னு ஒரு கேள்வி வருது.
ஆமா. ம். ம். சரி, சரி. கண்டிப்பா.
அதுக்கு பதில் என்னவா இருக்கும்? "இல்ல, எனக்கு இது தேவையில்ல. எனக்கு வேணும்னா நான் அங்கேயே எடுத்திருப்பேனே" அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வரும். இப்ப இதே இது அப்படியே நம்ம இங்கே வரலாம். ஒரு செய்திகள்ல சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் வருது. சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்துச்சுன்னாலே சில பேரு சொல்லுவாங்க, "எ எப்படி மூக்கு வேர்த்து பாக்குறான் பாரு." அப்படிங்கிற மாரி ஆர்வத் ஒரு ஆர்வத்த தூண்டி அப்படியே அ இது நம்மளல்லாம் அப்படியே வந்து அந்த சீட் நுனியில உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஆர்வத்த தூண்டி விட்ருவாங்க. அ ஒண்ணுமே இருக்காது. ஒரு படம் நடிச்சுருப்பாங்க. அந்த படம் வந்து ஒரு கதாநாயகி நடிச்சுருப்பாங்க, கதாநாயகர் நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஒரு நாள்ல ரிலீஸ் ஆகும் அவ்வளவுதான். இதான் செய்தி.
கண்டிப்பா. ஆமா. ம். ஆமா. <laughs> ம். ம். கண்டிப்பா. ஆமா.
இதுக்கு வந்து அப்படியே முன்னாடி வந்து உட்கார்ந்து, "என்ன நடக்குது? என்ன, ஏது?" அப்படீன்னு பாத்து, "அப்பா, பயங்கரல்ல! இந்த கதாநாயகி நாய நாயகன வச்சு அவர் எடுக்குறார்ல படம் ரிலீஸ் ஆவபோவுதா? செம்ம இல்ல." இதுல நியூசே கெடையாது. இது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்கு இந்த பர்ட்டிகுலர் தலைப்பிலயோ, அந்த நடிகர்லையோ, நடிகைலையோ, அந்த திரைப்படத்திலையோ. அதனாலேயே அவங்க என்னவோ தெர்ல, சாதாரணமா ஒரு விஷயத்த கூட, "அப்பா! பயங்கரல்ல." அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு மாரியா வந்து மூக்குவேர்த்த மாரி இதெல்லாம் கவனிக்கிறாங்க. வேறு ஒண்ணும் கெடையாது. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா, செய்திகள்ல மாநில செய்திகள், அப்புறம் வந்து மற்ற நாடுகளுக்குண்டான செய்திகள், அப்புறம் வந்து அந்நிய செலவாணி செய்திகள், இந்த மாரி வியாபார யுக்தியா இருக்கிற செய்திகள் எல்லாமே வரும். எல்லாமே நம்பகத்தன்மையா இருக்கும். ஆனா சில செய்திகள் எப்படின்னா ஒரு மாதிரியா வந்து அவுங்க, அவுங்க தொலைநோக்கு பார்வையா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சில செய்திகள் வந்து, சில கட்சிகளையோ சில நபர்களையோ சார்ந்து இருக்கிற மாரி இருக்கும். அதனால அது நம்ம தவிர்க்க முடியாது. அ அவ் அத தவிர்க்க முடியுன்னா ஒரே செய்திகளே போதுமே. எல்லா செய்தியும் சொல்றதுக்கு. இல்லைங்களா? நெறைய இவ்வளோ செய்திகள் தேவையில்லையே நமக்கு.
ம். ம், ம். ஓஹோ! ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. <laughs> ம். நிச்சயமா, ம்.
இப்படி வந்துட்டுருக்கு. இது வந்து சினிமா செய்திகளும் ஏன் சொல்றாங்கன்னா, இதுல இன்னொரு காரணமும் இருக்கு. "விளம்பர யுக்தி!" இது வந்து விளம்பர யுக்தி. அந்த காலத்துல பண்ணாத ஒரு விஷயம். இப்போ பண்றாங்க. சினிமாலயும் சினிமாவையும் செய்தில போட்டு விளம்பர யுக்தியா வந்து உபயோகிக்கிறாங்க.
ஓ! சரி, சரி. ம். சரி, சரி. ஆஹ. இப்போ அ.
அது, ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு படம் ஒரு, ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகப்போது அப்படின்னா, அந்த படத்துக்கு "இவ்ளோ மெனக்கெட்டுருக்கோம் நாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவ்ளோ அடிபட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இவ்ளோ ஆயிருக்கு." ஏன் எங்களுக்கெல்லாம் அடியே பட்டதுல்லையா? நாங்க எல்லா கஷ்டமே பட்டதுல்லையா? இவங்க தான் உலகத்துல கஷ்டப்பட்டுருக்கிறாங்களான்னு. அதாவது ஒரு சில பேர், சினிமா அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கலாம். சினிமா, பொழுதுபோக்கா பாருங்க. ஆனா, சினிமாவே வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, "ஓ! பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல." கஷ்டப்பட்டுருக்காங்க, இல்லன்னு சொல்லல. அதக்கு தான் காசு வாங்குறாங்க இல்லையா, கோடிக்கணக்குல காசு கொடுக்குறாங்க இல்லையா, சும்மாவா கஷ்டப்படுறாங்க? இல்ல. கஷ்டப்படுறாங்க. சோ அந்த கஷ்டத்த காட்டுவாங்க. சரிங்களா, இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணுனா சினிமா செய்திகள்லையும் ஒ ஒரு மாதிரி உண்மையா, நம்பகத்தன்மையா என்ன இருக்கோ அத காட்டுவாங்க. சினிமாக்குள்ள இருக்கிறத காட்டாம, சினிமாவுக்காக என்ன பண்ணாங்களோ அத காட்டுவாங்க. ரிலீஸ் பண்ற தேதி, கதாநாயகர் இவர், கதாநாயகி இவங்க, இவங்க இந்த கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்பக நம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு செய்தியா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயும் சில மசாலாக்கள் கலந்து இருக்கலாம். அதனாலதான் அத செய்தியா போட்றாங்க. ஆனா, அதுவே. நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்த செய்தில போடமாட்டாங்க. சினிமால இருந்து எடுத்து. அதோட அந்த நிகழ்ச்சியோட பேரே மாறிப்போய்ரும். திரை விமர்சனம் இல்லாட்டி வேற ஏதாச்சு திரை மசாலா ஏதா ஒன்னு மாறிப்போய்ரும் அது. இல்லீங்களா?
சரி. ம். அ. ம். கண்டிப்பா. அ. சரி, சரி. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப் நி நிச்சயமா, நிச்சயமா! இப்போ ம் இதெல்லாம் சொல்றீங்க, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னு கேட்டீங்கனாக்கா, அ இ இப்ப வந்து செய்தி முன்ன பொ நீங்க சொன்ன மாதிரி, முன்ன வந்து செய்தி செய்தியா மட்டும் இருந்துச்சு! இப்ப அது கூடிய வந்து ஏன்னா ஒரு வேள அவங்கள பார்க்கறதுக்கான அ ம மக்கள் வந்து கம்மியாகிட்டாங்களோ? அதனால தான் வந்து இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஒரு ஈர்ப்பு அ இன்றதுக்காக வந்து இவங்க திணிக்கிறாங்களோ?
கண்டிப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க. இப்ப நீங்க அந்த காலத்ல்லாம் செய்திக்கு வந்து இடைவெளி அவ்வளவா இருக்காது. ஒரு 6 மணிக்கு செய்தின்னா எல்லோருந்த 6 மணி செய்திக்கு வந்து பாக்குறதுக்கு ஆள் பயங்கரமா இருப்பாங்க. 6 மணி செய்தி பார்த்துட்டு, ஆ அந்த 6:25 6:30க்கு முடியுதுன்னா, அதுவர ஒரே 1 பிரேக் மட்டும் தான் விடுவாங்க, செய்திக்குள்ள. இப்ப 2,3 பிரேக் விட்றாங்க. அந்த பிரேக்‌லயே பாத்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட்லாம், விளம்பரம்லாம் கண்டபடி வருது.
ம்ஹ்ம். ஆமா. ம். கண்டிப்பா, ம். ஓஹோ!
இந்த கல்லூரி, இந்த காலேஜு, அது இதுன்னு சொல்லி என்னன்னமோ வருது. சரிங்களா?
ஆமாமாமா. ஆ.
அது, ஒரு மாதிரியா, நம்மள திசை திருப்புற மாரியே இருக்கு. நமக்கு என்னானா, கடிவாளம் கட்ன குதிர என்ன பண்ணும்னா, அது வந்து நேரா தான் ஓடிட்டிருக்கும்.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா, ஆ.
மேற்கொண்டு, குதிர மேல யார் அமர்ந்திருக்காங்களோ, அவுங்க வந்து குடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்னென்ன ஆர்டர் குடுக்குதோ, ஆணைகள் என்னென்ன சொல்றாரோ, அத பொறுத்து. ரைட்ல போன்னா ரைட்ல போவும், திரும்பும். லெஃப்ட்ல போன்னா, லெஃப்ட்ல கொஞ்சம் திரும்பும். வலதுபுறம், இடதுபுறம் கொஞ்சம். அது அவருக்கு தெரியும். சாட்டைய எந்த பக்கம் அடிச்சா, எந்த பக்கம் குதிர திரும்பும்ன்னு சொல்ட்டு அவருக்கு தெரியும். அத அவரு செலுத்தி அது அவர் கைக்குள்ள வச்சுப்பார். கட் கட்டுப்பாட்ல வைச்சுப்பார். இதே மாதிரி தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சேனல்கள்லாம் மக்கள அவுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைச்சிக்குறாங்க. இந்த டிவிய தாண்டி, நீ போய்ட்டேன்னா உன்ன, நான் கட்டுப்படுத்த முடியாது. அதனால இதுக்குள்ளயே, நான் உன்ன வச்சிக்கணும். சேனலுக்குள்ளயே, நான் உன்ன வைச்சுக்கணும். ச நியூஸ்‌ஸா நான் மறுபடியும் விளம்பரம் போடுறேன். சீரியலா இதே விளம்பரத்தைப் போடுறேன். திரைப்படமா, இதே விளம்பரத்தைப் போடுறேன். வேற ஏதாச்சும் நிகழ்ச்சியா, மறுபடியும், மறுபடியும். உனக்கு இதே விளம்பரத்த போட்டு, உனக்கு வந்து நான் பிடிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்த நான் உருவாக்குறேன்.
ம். ஆமா, ம். சரி. ம். ம். ஓஹோ! ம். ம். ம் ஓ! சரி, சரி.
புரியுதுங்களா?
நீங்க கடைக்கு போகும்பொழுது நீங்க அந்த அந்த பொருள பார்க்கும்பொழுது, "ஆமா இத நம்ப பார்த்தோமேனு வாங்கிடுறோம்," அப்படின்றீங்களா?
கண்டிப்பா ஆமா. ஒரு ஒரு படத்தில தனுஷ் வந்து ஒரு டி.டி.ஆர்.ட்ட சொல்லுவாரு. "ஆ சார் என்ன ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு கேப்பாரு. "ஞாபகம் இல்லையேப்பா." "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஞாபகம் இல்லையானு கேட்டேனே? அதான் நானு." அப்படின்வாரு. <tsk> ஞாபகம் இல்லையாங்கறது ஒரு கேள்விங்களா? <laughs> எத்தன முற கேட்டாலும் அதான் சொல்வாங்க. <chuckles> அந்த மாதிரி மக்கள் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தில நங்கூரமா பதிய வைக்கிறது தான் வந்து இவங்களோட ஒரு எண்ணமே. வேற ஒண்ணுமே கெடையாது.
சரி. ம். ம். ஓஹோ! <laughs> ஆ. <laughs> கண்டிப்பா. சரி. ம்ஹ்ம். சரி. இப்போ ம். ம்.
அது, இன்னொன்னு என்னன்னா, நீங்க செய்தில்லாம் பார்க்கறப்போ ரொம்ப சீரியஸ்‌ஸா இருப்பீங்க. அத உள்ள வாங்கி, உங்க மனசு எப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம்னா "ஒரு நம்ம தமிழ்நாட்டில ஒரு மாணவி ஸ்டேட் லெவல்‌ல வந்து ஒரு 1 ம மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸ்டேட் லெவல்‌ல ஒரு விளையாட்டு துறையில ரொம்ப ஜொலிச்சுட்டு இருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்‌ல வந்து அவங்க வந்து தகுதி பெற்றிருக்காங்க." ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பரவாயில்லல. நல்லா பண்ட்ருக்காங்கல்ல. அப்படின்டு நம்ம மகிழ்ச்சியா பேசிப்போம். அதே உணர்ச்சியோட அப்படியே வருது. சினிமா செய்திகள். அந்த உணர்ச்சியிலேயே கொஞ்சம் வந்து அப்படியே உள்ள போகுது. இல்லைங்களா? அதுதான் வந்து அங்க தான் வந்து, உண்மைய சொல்றா மாரி சொல்லி அவங்க வந்து நம்மள வந்து அங்க ஈர்க்குறாங்க. அது ஒண்ணு. இது அப்படியே நம்ம வந்து பொழுதுபோக்கோம் பக்கம் பக்கம் வந்தோம் வைச்சுக்கொங்களேன், இந்த உண்மையா இருக்குற விஷயத்த பொழுதுபோக்கா, சும்மா அப்படியே லைட்‌டா சொல்லி போட்டு அப்படியே போறது.
ஆமா. ம். ம். சரி, ஆமா. ஓ! சரி, சரி. ம். ம். ஓஹோ! ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் பாப்போம்.
இது ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. இப்போ நமக்கு வந்து அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அரசியல்னாலே வந்து பொதுக்கட்சி, அப்புறம் மீட்டிங், பிரஸ் மீட்டிங் ஏகப்பட்டது நடக்கும். சில சில கேள்விகள்லாம் வரும். தேவையில்லாத கேள்விகள்லாம் வரும். தேவையில்லாத கேள்விகள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க? தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, "நீங்க நீங்க எந்த பிரஸ்லேருந்து வந்திருக்கிங்க? நீங்க எந்த பத்திரிக்கையிலேந்து வந்திருக்கீங்க? அது கேப்பாங்க. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது." அப்படிங்கற மாரி சொல்லி, அதுவெ ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனா இத பொழுதுபோக்கா என்ன பண்ணுவாங்கனா, சில சேனல்‌ல சில பேரு வந்து வீடியோ பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஒரு நக்கலா, "ஆ மக்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஆனா உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல." அப்படின்கிற மாரி ஒரு மாரி ஒரு மாரி நக்கலா வந்து பதில் சொல்லிட்டு போயிறுவாங்க. பட் இதப் பார்க்கும்போது நமக்கு கோவம் வராது. ஏன்னா உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு செய்தியப் பாத்துட்டோம். ஒரு அரசியல்வாதி இப்படித்தான் பேசியிருக்காறு அப்படினு பாத்துட்டோம். அவங்கள கேளிக்கை பண்ற மாரி ஒரு வீடியோ காணொளி அவர் வந்து உட்றாரு. அப்படிங்கறதனால "பார்ரா! அவங்க சொல்ற மாரியே சொல்கிறாரு பாரேன். அவர் பேசுறா மாரி பேசுறார் பாரேன்." அப்படினு சொல்ட்டு அப்படியே ரொம்ப லைட்‌டா எடுத்துட்டு அப்படியே போய்ருவோம். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கனா, இதே மாரி லைட்‌டா எடுத்துக்குட்டு போ முடியாது. ஏன்னா நிறைய இடத்தில இப்போ சில வல்லுனர்கள்ல்லாம் இருக்காங்க, நி நிபுணர்கள்ல்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தைய உட்டிருப்பாங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அப்படின்டு ஏதாவது ஒரு வார்த்தைய உட்டிருப்பாங்க. அதுக்காகவே காவல்துறை போய் அவர வந்து கைது பண்ணுவாங்க. பாத்திருக்கிங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ஆமா. அது கேப்பாங்க ஆமா ம். கண்டிப்பா. ஆமாமா ம். ஓ. சரி, சரி. அ. ம். சரி. ஓ, சரி. ம். ம். ஓ! ஆமா. ம். சரி. ஐயயோ! ஆமா!
பொழுதுபோக்கா இருந்தா ஏன் வந்து கைது பண்ணனும். ஒரு செய்தியா இருக்கும் உண்மை உண்மைத்தன்மை இருந்ததனால தான், போய் கைது பண்றாங்க இல்லையா?
ஆ, சரி, சரி. ஆ.
அதுதான். அது அதனால, எந்த ஒரு செய்தி உண்மைத்தனம் இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து, உண்மையிலே வந்து அது அப்படியே தான். அது அந்த வெய்டேஜ் இருக்குணும். அந்த வாய்ப்பு இருந்தே தான் ஆகும். பொழுதுபோக்கா இருந்தா, நான் சொன்ன மாரி திருப்பியும் போய்ட்டு, அந்த விதியை மாற்றும் சக்தி இருந்தால், அது நடக்கும். ஆனா, அது நம்ம கையில இல்ல இல்லையா, இந்த ஜென்மத்தில. கடவுள் நமக்கு அந்த சக்திய குடுக்கல இல்லையா?
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.
அதனால வந்து அது அப்படியே இருக்கிறது தான் வந்து என்னை கேட்டா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நானு. செய்தி, அந்த சீரியஸ்னெஸ் ஓட பாக்கணும். பொழுதுபோக்கு நம்மளோட சீரியஸ்னெஸ், நம்மளோட உணர்ச்சிகள், எல்லாம் கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பெட்ஷீட் போட்டு தூங்க வச்சிட்டு, "ஓப் பரவால்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொ. நீ வந்து ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து உணர்ச்சிவசப்பட்ட" அப்படிங்கற மாரி சொல்லி புரிய வச்சி, ஹ அதை வந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்கும் பொழுதுபோக்குன்னா.
ம். அய்யோ! ஹ. பரவால்ல. அதாவது வாழ்க்கையில, நம்ம வந்து எவ்வளோ செய்திகள் பார்க்குறோம். அதில வந்து மிக முக்கியமான செய்திகள் கூட வரும். அ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம எடுத்துக்குவோம். சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இது பரவால்ல அப்படின்னு விட்டுடுவோம். ஆனா, இந்த பொழுதுபோக்குன்றது வந்து, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா, செய்தியும் கூட எந்த அளவுக்கு நம்பள வந்து பாதிக்குது. அதில வந்து, இவங்க வந்து, சில விஷயங்களை வந்து, நமக்கே தெரியாம திணிக்கக் கூட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா. இ இதெல்லாம் வந்து அ ஒரு பொழுதுபோக்கா சில பேர் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கூட நீங்க சொன்ன மாரி பார்த்துருக்கிறேன். ஒரு சில வீடியோக்கள்ல என்ன பண்ணுறாங்கனாக்கா, அய் யாரோ ஒரு ஒரு அரசியல் தலைவரோ, ஏதோ ஒருத்தவங்க என்ன பண்ணினா, ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருப்பாங்க. அத வந்து அந்த அவங்களுக்கு பிடிக்காத ஒரு எதிர்க்கட்சி இருப்பாங்க இல்லையா, அ அவுங்க அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நகைச்சுவையா இவர வந்து ஒரு கோமாளியா காட்டுறது. இந் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் வந்து என்னென்னா, அதனுடைய நம்பகத்தன்மைய வந்து, நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வந்துடுது இல்லையா. எ இதெல்லாம் வந்து மிக அழகா வந்து பல எடுத்துக்காட்டுகளோட, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அ தனித்தனியா பிரிச்சு மிக அருமையா வந்து பகிர்ந்து கிட்டீங்க. உங்களுடைய பேசினது வந்து அ மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க. மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.